ம், இப்போ விருந்துன்னு வந்தா எல்லாரும் வருவாங்க, இப்ப எங்க அக்கா வீடு வருவாங்க. அந்த மாரி கெஸ்ட் வர்றப்போ வந்துட்டு, எப்பயுமே நாங்க வீட்ல செய்ற மாரி செய்யறது இல்லதான். ஏன்னா அவங்க வர்றப்போ அவுங்களோட பிரிஃபரன்ஸ்க்கு கொஞ்சம் செய்யலாமோ, அப்டின்னு வந்துதான் எனக்கு எப்பயுமே வந்தது.
ம்ஹ்ம். சரி. அப்ப, வர்றவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அந்த உணவு திட்டத்த வடிவமைக்கிறது தான் அவுங்களுடைய 1 நோக்கமா இருக்குமா?
ஆமா, ஆமா, இப்போ அக்கா வர்றாங்க, நா நான் முன்னாடியே வந்துட்டு கேட்ருவேன். ஏன்னா, எல்லாரும் அடிக்கடி விதரம்-விரதம்லாம் இருப்பாங்க. நான் வந்துட்டு மாத்தி <laughs> எதுவும் செஞ்சிறக் கூடாது அப்டிங்கிற மாரி எனக்கு தோணும்.
ம். சரி. ஏன்? அப்போ அவுங்க நான்வெஜ் சாப்பிடாத அன்னைக்கி நீங்க நான்வெஜ் செஞ்சுட்டு, வச்சிட்டு, உக்காந்துட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனாலையா?
ஆமா. ஆமா, அதனால எப்யுமே இது நெறைய பேரு செய்ய மாட்டிகிறாங்க. எதா இருந்தாலும் நீங்க கேட்டுட்டு செய்யுங்க. <chuckles> இதுல ஒண்ணும் தப்பில்ல. நீங்க வெஜ் சாப்பிடுவீங்களா? இல்லையான்னு கேக்குறது வந்துட்டு அது ஒரு, அது ஒரு நல்ல விஷயம் தான். நீங்க வந்து கேக்காம ஒரு விஷயத்த, மு முழுசா செஞ்சி, நெறையா சமைச்சிட்டு, அதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ற மாரி ஆயிறக்கூடாது இல்ல. அதனால நான் எங்க அம்மாட்டையும் சொல்லுவேன், நா நா வந்து உங்கள கேட்டுட்டு சொல்றேன்.
ம்ஹ்ம். ம். ஆமா. ஆமா. ஓ! இந்த மாரியும் யோசிக்கிறது உண்டா? எதுவுமே வேஸ்ட் ஆகாமயும் செய்யணும், அவுங்களுக்கு பிடித்த மாரியும் செய்யணும், இப்டி பல கோணத்துல அத யோசிக்க வேண்டியதா இருக்கா?
ஆமா, ஆமா. ம். கண்டிப்பா. ஏன்னா நம்ம வந்துட்டு, அம், என்ன இருந்தாலும் நம்ம வந்துட்டு இப்ப விருந்துக்குனு வர்றப்போ நம்ம வந்து பிரஷ் ஃபுட் <snorts> தான் வந்து குடுக்கணும். நம்மளா சமைச்சி சமைச்சது-முடிஞ்ச அளவுக்கு எங்க வீட்ல, அ, ஸ்வீட்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து செய்யத்தான் பாப்பாங்க. எதுவுமே கடைல வாங்கணும் அப்டின்னு இருக்க மாட்டாங்க. அப்டி இருக்கிறப்போ
அப்டியா? உங்க கை பக்குவத்தோட நீங்களே தயாரிக்கணும். அதாவது அம்மா, அப்பா அந்த மாரி அவுங்க வீட்ல இருக்கிறவங்களே தயாரிக்கணும் அப்டின்னு. இல்லையா?
ஆமா. ஆமா, ஏன்னா வாங்கி நான் பாத்ததே இல்ல. எனக்கு தெரிஞ்சி இப்போ இப்போ என்னோட மாமா பொண்ணுக்கெல்லாம் வந்துட்டு கல்யாணம்னா நாங்க போயி விருந்து போடுவோம் அந்த மாரி விருந்து <snorts> போடறப்போ வந்துட்டு நாங்க, சமை அப்பிடி பெருசான ஒரு விருந்து, ஒரு 50 60 பேர்னா அந்த அளவுக்கு பேருன்னா கூட, சமையல்காரங்க வச்செல்லாம் இவுங்க செய்ய <laughs> மாட்டாங்க. இவுங்களே செஞ்சிருவாங்க. <snorts>
அப்டியா?
ரொம்ப, 100 தாண்டி கவுண்ட் போகுது அப்டின்னா மட்டும்தான், யாராவது ஒரு சமையல்காரங்கள கூப்பிடுவாங்க.
எங்கயாவது ஒரு பேமிலில வந்து விருந்து போணும்னா கூட உங்க பேமிலிய கூட்டிட்டு வந்தா, ஒரு கான்ட்ராக்ட் ஆர்டர் குடுத்து நீங்களே பண்ணிட்டு போயிடுவீங்க போல, அந்த அளவுக்கு.
நான் சொல்லிருக்கேன். நம்மளே கூட செஞ்சிரலாம் போல இருக்கு. இதை ஏன்? ம். இல்லிங்க.
எப்டி கரெக்ட்டா சொன்னேன்? <chuckles> நல்லா ஐடியாவா இருக்கா? அப்போ, உங்களுக்கு தோண்னது எனக்கும் தோணுது அப்டின்னு சொன்னா, அது நல்லா தான் வரும் போல இருக்கு. ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்களேன்.
நீ ஏன் இத ஒரு பிசினஸா பண்ணக்கூடாது? அதுவும் ஸ்வீட்ன்னா, இப்போ ஒரு அதையாவது எங்க வீட்ல எப்டின்னா, இப்போ ஒரு ஒரு நாள் விருந்துக்கு அந்த மாரி, நாள் விருந்துனு சொல்லுவாங்க, இந்த மாரி கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் செய்யுற விருந்த, அதுக்கெல்லாம்
ம். ம். அதாவது, இந்த மாமா பொண்ணுக்கு வந்து, மாமா போயி செய்வாரு, அதாவது தங்கை பொண்ணுக்கு, அக்கா பொண்ணுக்கு மாமா வந்து செய்வாங்க, அந்த மாதிரி விருந்து. ஆ.
ஆ, மாமா போயி செய்வாரு.

எ எங்க அம் அப்பாவோட சித்தி சின்ன ஆத்தா.
சின்ன ஆத்தா ஆ, சரி சரி சரி ஆ, எல்லாரும் ஒன்று சேர்ந்து
ஆ, அதனால ஆத்தா தான் இன்னமும் பதம் பார்ப்பாங்க. <chuckles> இந்த லட்டு பிடிப்பதற்கு கம்மிப்பதம் வரணும்ன்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லயா, ஆ.
பதம் இல்ல பதம் பார்க்கிறதை விட வேறு எதற்கு பதம் பார்த்துடுவோம், நாம வழக்கமா ஒரு விஷயத்திற்கு பதம் பார்த்துடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி.
அந்த, <chuckles> <chuckles> மிரட்டுறதுக்கு சொல்லுவாங்க. பட் ஆனா ஆத்தா தான் வந்துட்டு <smacks lips> எல்லாமே இன்னமும் அந்த அதிரசத்திக்கு அந்த மாவு சரியா இருக்கா? இல்ல லட்டுக்கு எல்லாம் சரியா இருக்கான்னு எங்க ஆத்தா தான் வந்து <chuckles> உட்கார்ந்து பார்த்து சொல்லும். இவங்க எல்லாரும் செஞ்சுடுவாங்க. இவங்களுக்கு நாங்க எல்லாம் இன்னும் அசிஸ்டன்ட். அசிஸ்டன்ட் லெவல் டூ <chuckles> நாங்க.
சரி. அப்படியா? நீங்க சாப்பிட்டு பார்த்த சுவையை சொல்றவங்களா நீங்க எல்லாம்?
இல்ல இல்ல லட்டுன்னா, பிடிச்சு குடுக்கறது, அதிரசம்ன்னா, தேய்ச்சு குடுக்கறது அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்.
ம். ஓ! சரி நீங்க எப்பவுமே வந்து பரபரப்பா படிப்பாளியாகவும், அப்புறம் வந்து வேலை தேடு வேலையில ஏதாவது மூழ்கிக் கிடப்பீங்களே இதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்குமா?
ஆ, எனக்கு பிடிக்கும். எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா, என்னோட நேரத்தை நான் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் மத்த வேலைகள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு. ஆமா <chuckles> நான் போய்டுவேன். போய்ட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்துவிடுவேன். செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில எனக்கு இந்த அதிரசம்லாம் சூடா சாப்பிட பிடிக்கும். <chuckles>
அவ அவர்களுக்காக ஒதுக்கி கொடுத்துடுவீங்க. ஓ! ஆ, நல்லா இருக்கும். நானும் சாப்பிட்டிருக்கேன். ம். அப்ப வந்து எந்த இப்போ அந்த விருந்தில இந்த உணர்வ இந்த உணவை தவிர்க்கவே மாட்டேன். அப்படின்னு சொல்லி தவிர்க்கவே மாட்டோம். எந்த விருந்தாக இருந்தாலும் நாங்க இந்த ஃபுட்டை வந்து வச்சுடுவோம். அப்படின்னு எதை சொல்லுவீங்க என்ன மாதிரி இருக்கு உங்களுடைய தேசிய உணவு மாதிரி உங்க குடும்ப உணவு அப்படின்னு எதை சொல்லலாம்?
எங்க வீட்டு பக்கம்.